கற்றல் என்ற ஒரு விஷயமே வந்து அத கொஞ்ச, கொஞ்ச பழக்கமாக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அது வந்து விசேஷ நாட்கள்ல ஆரம்பிக்கணும்ன்ற மாரி தான் எல்லாருமே பண்ணுவாங்க. என்னையும் சேர்த்துனு வச்சுக்கலாங்களே. ஆ அதாவது விஜயதசமி அப்டி தான் நம்ம ஆரம்பிச்சு பழக்கம்னு வச்சுக்கங்க. இருந்தாலும் சாதாரண நாளு நாட்கள்ல கூட ஒவ்வொரு சிறு கட்டளை வந்து நாம வந்து பழக்கமாக்கிக் கொள்வது நல்லது, அப்டின்றதும் நெறைய பேரு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அது மேல எந்த அளவுக்கு நம்பிக்க, அத மாரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா? அதப் பத்தி நீங்க கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுமா?
அ மு முடியும் ஐயா. கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. இது பெரிய மாமொழி. நம்ம எவ்வளோ தான் கத்துக்குட்டோம் அப்டின்னாலும், அதுக்கு அளவு அப்டிங்குறது ஒரு சிறு துரும்புக்கு கூட ஈடாகாது. இப்ப மேலும், மேலும், மேலும் நம்ம கற்றலுக்கான அந்த ஒதுக்கீடு, நேர ஒதுக்கீடு இதெல்லாம் செய்யும் பொழுது தான், சில பல விஷயங்களை தெரிஞ்சக்கவே முடியும். க கற்றல் அப்டிங்கறதே தெரிந்து கொள்வது மட்டுமல்ல. அதுத்ல அதிலிருந்து உணர்ந்து ஒரு கற்பிதத்தை புரிந்துகொள்வது. அப்ப இதுக்கான அந்த தொடர் பிராசஸ்ணு சொல்வாங்க. இத பண்ணனும் அப்டின்னா இதுக்கு நேரம், காலம். ஒரு தொடக்கத்துக்கு நேரம் பார்க்குறோம் அப்டிங்குறது அ சரி அப்டினாலும், இது தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு பழக்கவழக்கம். அப்ப இத இந்த நேரத்துல தான் செய்யணும். ஆ இப்டி தான் செய்யணும் அப்டிங்குற வரையறைக்குள்ள உட்படாமல், எப்பொழுதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கற்றலுக்கு அந்த நேரத்தை பயன்படுத்தினா, நம்ம அறிவு தெளிவடையும் அப்டிங்கறது என்னோட தாழ்மையான கருத்துங்கையா.
ஆமாங்க. உண்மை. கண்டிப்பாங்க. உண்மைங்க, உண்மை. ஆமாங்க. நல்லா சொன்னீங்க. உங்க அதுல ஒரு அ கேள்வி எனக்கு ஒரு எழுது. அத நா உங்ககிட்ட கேக்கறேன். அதாவது நீங்க கற்றல்னு சொன்னீங்க இல்லையா, கற்றல்ன்றது பல விதங்கள்ள கற்கலா. அதாவது வ ஒரு வ வா வசனமே இருக்கு. இந்த மாரி வந்து களவும் கற்று மற <chuckles> அப்படின்னு. அது அதுக்காக களவு கற்கனு நான் சொல்ல. அது இல்ல. அந்த மாரி சொல்வாங்க இல்லையா. ஆ அந்த மாரி கற்றல்ல உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை தான் வந்து மொதல்ல நாட்டமா நம்ம வந்து அ க க கத்துக்கிறதுக்கு பாப்போம்.
ஏண்ணங்களாயிரு உண்மை, உண்மை. ஆமாம் ஐயா. தேடுவோம். முயற்சி பண்ணுவோம். ஆமாம் ஐயா.
அந்த மாரி விஷயங்கள பத்தி நீங்க கொஞ்ச சொல்ல முடியுமா?
என்னைய பொறுத்தவரைக்கு என்னோட தேடல்கள் எப்படியா இருக்கும்னா ஆன்மீகம் சார்ந்த தேடல்கள். இப்ப ஆன்மீகம் சார்ந்த தேடல்கள் அப்படினு சொல்லம்போதே அதில என்ன செய்வேனா அத நான் ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படினா அத யோசிக்க ஆரம்பிப்பே. அந்த யோசனை எத அடிப்படையாக கொண்டிருக்கும்னா அறிவு சார்ந்து இருக்கனும் அப்படினு முற்படுவே.
ஆஹா! அருமைங்க. ஆஹா!
சில பழக்கவழக்கங்கள் ஆன்மீக ரீதியா நமக்கு ஆநடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க நம்மளுட முன்னோர். அப்ப அந்த நடைமுறைக்குள்ள என்ன ஒரு விஷயம் ஒளிஞ்சிட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெருஞ்சுக்கனு, புருஞ்சுக்கனு அப்படிங்கிற தேடலோடையே சில சில விஷயங்கள கத்துக்க முற்படுவேன் ஐயா. உதாரணமா சொல்லுவாங்க பெரியவங்க சாயந்திரம் ஆகிருச்சு விளக்கு வக்கிற நேர ஆகிருச்சு. நெக வெட்டாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தோணும் "ஏம்மா வெட்டக்கூடாது". அப்படினுவோ ஏன்னா பள்ளிக்கு போயிட்டு சாயந்தர நேரத்தில வந்திருப்போம் வந்த உடனே என்ன செஞ்சுருவோ பைய தூக்கி போட்டு <chuckles> ஆமாம் ஐயா என்ன பைய தூக்கி போட்டு வெளையாட போயிருவோ வெளையாட போய்ட்டு வந்தா பள்ளி ஆசிரியர் சொல்லி அனுப்சிருப்பாங்க. காலையில வரம்போது நெகம் கிளீன்னா இருக்கணும். இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது அப்ப தான் ஞாபகம் வரும். "அச்சச்சோ! நாம காலையில ஸ்கூல் போகனும். அ ஆமா வகுப்பாசிரியர் சொல்லிவிட்டாங்களே நாம அத சரி செய்யனுமே" அப்படினு சொல்லிட்டு நாம அத முன்னெடுக்கும்போது அம்மா வந்து சொல்வாங்க. ஏய் என்ன வேல பார்த்துட்டு இருக்க? நீ இப்ப பண்ணக்கூடாதுனு சொல்வாங்க. "ஏம்மா" அப்படினு கேட்டா அதுக்கு அம்மா சொல்ற வார்த்த "ஆகாது வீட்டுக்கு" அப்படினு. ம். "வீட்டுக்கு ஆகாதுன்னா என்ன ஆகாது என்ன ஆகாது" அப்படினு நான் கேட்பேன். அப்ப அத யோசிச்சு பாக்கும்போது அம்மாகிட்ட இருந்து அந்த பதில் வரல. ஆ அப்போ நம்ம அப்பாகிட்டயோ, பாட்டிகிட்டயோ போய் கேக்கும்போது அப்போ பாட்டி சொல்வாங்க "ஏம்பா நகத்த வெட்டுற அதில ஒண்ணு 2 நகம் என்ன ஆகும்? கீழ விழுந்துரும். நீ இருட்டு நேரத்தில அத தேடி எடுக்க முடியுமா? அதுக்காகத்தா வெளிச்சத்தில வெட்டனு சொல்றாங்கபா. இதனால ஒன்னும் தப்பு இல்ல. நீ காலையில எழுந்திருச்சி வெளிச்சம் வந்த பின்னாடி வெட்டு போ" அப்படின்பாங்க. ஆக அ.
ஆமாங்க. அப்பதான் நேர வேற கெடைக்கு நமக்கு. அது உண்ம அது உண்ம. வீட்டுக்காகாது, ஆமா. உண்மை தாங்க. அவங்க சொன்னதுல வந்து உண்மை இருக்கு. அதத் தவிர இன்னொரு காரணமும் இருக்குங்க. எனக்கு வந்து இது வந்து ஒரு புத்தகத்திலயும் படிச்சேன். எங்க பெரிய பாட்டியும் சொல்லியிருக்காங்க. உண்மையான விஷயம் என்னன்னா அது கீழே விழுந்து நம்மளால தேடி எடுக்க முடியாது. ஆனா நகம் வந்து பாத்தீங்கன்னா வெட்னதுக்கப்புற கொஞ்சம் வந்து இந்த கூர்மை வந்து ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா. இந்த நு நுனிகள்ல.
உண்மை ஐயா. ஆமா.
கால கையில கிழிச்சிடும்.
அப்ப அது நமக்கு பாதிப்பு ஆயிரும் அப்டிங்கிறது நமக்கு நல்லதுக்காக.
ஆங் கால் கையில கிழிச்சி பாதிப்பாகும். அதுவும் ஒரு காரணமா வந்து, அதுக்காக தான் வந்து இருட்டில வெட்ட வேண்டாம் அப்டினு சொல்றதாம்.
ஆமாம் ஐயா, ஆமாம் ஐயா. இத நல்லா யோசிச்சு பாத்தோம்னா, இப்ப நம்ம உணவெல்லாம் இந்த காலத்தில மேசை மீது வச்சு சாப்பிடறோம். ஆனா அன்னைக்குலாம் தரையில தான் உட்காந்து சாப்பிடுவோம்.
ஆமா அன்னைக்கு தரையில வச்சு சாப்பிடுவாங்க. சில சமயம் தரையில வந்து அந்த உணவோட கூட இது பண்ணி வயித்துக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
போயிரும். சிறு குழந்தைகள் இருப்பாங்க வீட்டில. அவங்க தவழ்ந்து போவாங்க. அப்ப கைய ஊண்டி தவழ்ந்து போகும்போது, அந்த குழந்தையோட கையில ஒட்டுதுனு, அந்த குழந்தைக்குள போகும்போது அந்த குழந்தைக்கு அது பெரும் பிரச்சனையா மாறிறும். அப்ப இத்தனை காரணங்கள்.
ஆமாங்க. அத அதெல்லாம் தான் சொன்னது. வீட்டுக்கு ஆகாது அப்டின்னு சொன்னோம்னா, அதான் பொய் சொன்னா சாமி கண்ண குத்தும்னு சொன்னா தான் நம்ம பொய் சொல்ல மாட்டோம். சின்ன வயசுல அப்டினா
சுத்திரும். ஆமாம் ஐயா. <laughs> ஆக, அந்த சிறு சிறு பயமுறுத்தல்கள் நம்மளை வந்து கட்டுப்படுத்தி, அந்த கட்டுக்குள் வச்சு நம்மள ஒரு வரையறை படுத்தும்ங்கிறதுக்காக பயமுறுத்திருப்பாங்க பெரியவங்க சின்னவங்கள. ஆனாலும்
உண்மையிலயே அந்த பயத்தினால தாங்க இன்னைக்கும் தர்மத்தோடையும், அ அந்த இதுவோடையும் இருக்கோம் நம்ம. நீதி நேர்மையோடையும் இருக்கோம்ன்றத தான் என்னோட உண்மையான ஒரு த தாழ்மையான கருத்து, உண்மையான கருத்து.
நிச்சயம் ஐயா. நிச்சயம் ஐயா. நிச்சயம் ஐயா. அந்த பய உணர்வு ஆரம்ப காலகட்டத்தில நம்மல ஒழுங்குபடுத்தும் ஐயா. அத தான் அவங்க சொல்லுவாங்க, "பக்தி மார்க்கம் அப்டிங்கறதே ஒரு பய உணர்வுடன் கூடிய ஒரு நன்னெறி தான்." அப்ப அந்த பக்தி மார்க்கத்துக்குள்ள வர்றதுக்கு, நம்ம அந்த ஒரு கட்டுக்கோப்பு நமக்கே வரணும். ஒரு சுய கட்டுக்கோப்பு வரணும். அப்டிங்கறதுனால தான் பக்தி மார்க்கத்தனுடைய பல விஷயங்கள நமக்கு வந்து கட்டாயமா அந்த பெரியவங்க முன்மொழிஞ்சாங்க. ஆனா அதையும் தாண்டி, தாண்டி என்னோட மனம் யோசிச்சுகிட்டே இருக்கும் ஐயா. அப்ப அந்த ஆன்மீகம் சார்ந்த கற்றல் அப்டினு சொல்லும்போது பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கத்திலே இருக்கும். இந்த பக்தி மார்க்கத்தில இப்ப இதெல்லாம் செய்றோம். ஏன் செய்றோம்? ஏன் செய்றோம்? ஏன் செய்றோம்? அப்ப எதை நோக்கி போறோம்? அப்ப இந்த பக்தி மார்க்கத்தோட அடுத்த அதோட அந்த நோக்கம், இலக்கு அப்டினா கடவுளை அறிவது அது தான் ஐயா, சரணாகதினு சொல்றாங்க. நம்மளோட பகவத்கீதை அத தான் சொல்லுது. சரணாகதி. அப்ப சரணாகதினா என்ன? அப்டிங்கற அடுத்த ஆர்வம் ஐயா. இந்த சின்ன சின்ன விஷயங்களில கேள்வி கேட்டுகிட்டே இருந்தனா கொஞ்சம் வளர வளர வளர மனசுக்குள்ளயே பல கேள்விகள் வரும். அப்ப அந்த கேள்விகளுக்கெல்லாம் தேடல் வரும். தேடல் வரும்போது, கற்றலின் மூலமாக தான் அந்த தேடலுக்கான தீர்வை நம்ம பெற முடியும் அப்டிங்கம்போது அது சார்ந்த விஷயங்கள
ஆமா. நல்லதுங்க. உண்மைங்க. ஆமா. அதோட தேடல் வரும். உண்மை ஆமா. அதாவது நாம ஒண்ணும் ஞானசம்பந்தரோ, இல்ல அ மாணிக்கவாசகரோ இல்ல. நமக்கு வந்து அது தேடல் தேடி அப்டி கற்ற நம்ம படித்து தான் வந்து நாம தெரிஞ்சுக்க முடியுதே தவிர, நமக்கு தானா வர்றதுக்கு நம்ம என்ன ம மகான்களா நாம?
நிச்சயம் ஐயா. உண்மை ஐயா. உண்மை. உண்மை ஐயா. அப்போ நம்ம கற்றல் தான் நமக்கு கை குடுக்கும். நம்ம அறிவ விருத்தி பண்ண தானேய்யா அறிவு விரிஞ்சா தானேயா ஞானத்துக்கான வழி பிறக்கும்! அப்ப, "அது சார்ந்த விஷயங்கள கத்துக்கணும், ஆ தேடணும்" அப்டிங்குற தேடல் உள்ள இருந்துக்கிட்டே இருந்ததுனால, அந்த ஆன்மீகம் "அந்த பக்திமார்க்கத்த தாண்டி என்ன போகணும்? கடவுளனா அது சரணாகதினா என்ன? கடவுளை எப்டி அறியிறது?" இப்டி சுயமாகவும் யோசிக்கக்கூடிய, அந்த ஆற்றலை வந்து, இந்த கற்றல் தான் கற்பித்தது. சில புத்தகங்களை படிப்போம். கற்றல்ங்குறது இன்னொரு அதுக்கான
உண்மை. உண்மை, உண்மை. அதாவது 2 விதமா சொல்வாங்க. இந்த சரணாகதின்னு சொன்னத வந்து 2 விதமா சொல்லுவாங்கங்க. அதாவது நான் நான் கேள் நான் கேள்விப்பட்டது, நீங்க அதப் பத்தி இன்னும் நெறைய சொல்லுவீங்கணு நெனைக்கிறேன். அத கேள்வியாவே நான் முன் வ முன் வச்சர்றேன். ஆ சரணாகதின்றத கடவுளை ஆ கடவுள் "நீங்க நீங்க தான் எனக்கு" அப்டின் சரணடைற்தும் 1. "நமக்குள்ள இருக்குற கடவுளத் தேடுறதும் வந்து, அ சரணாகதி" அப்டின்னு சொல்வாங்க. அதாவது சரணாகதினா என்ன? கடவுளைத் தேடுறது தான் வந்து நமக்குள் இருக்கும் கடவுளை உணர்தல் தான் வந்து சரணாகதின்ற மாரி ஒரு
உண்மையை உடைத்தே கூறிவிட்டீர்கள் ஐயா.
ரொம்ப நன்றிங்க. இதுதான்றது அப்போ அப்ப இதைப் பத்தி உங்கலோட அ இது என்ன? நீங்க படித்தது அ அரிஞ்சதில, இது இந்த இந்த எப்படி நீங்க வந்து கற் அ கடைபிடிச்சு போறீங்க?
ஆமாம் ஐயா. ஆமாம் ஐயா. இதை சார்ந்த கற்றல்களை மேற்கொள்ளும் பொழுது, புத்தகங்கள் எனக்கு சிறு சிறு உதவிகள் புரிந்தன. புத்தகங்களையும் தாண்டி சில நல்ல அருமையான பேச்சாளர்கள், அறிவு சார்ந்த அறிவுபூர்வமாக பேசக்கூடிய பேச்சாளர்களின் பேச்சுக்களையும் கேக்க ஆரம்பிச்சேன். அப்ப அந்த பேச்சுக்களின் ஊடாக அந்த பேச்சு அப்படிங்கிறது என்னான்னா, அவுங்க ஒரு 1000 புத்தகங்கள படிச்சுட்டு தான் ஐயா, அந்த ஒரு 10 கருத்துக்கள முன்வைக்க முடியும். நம்ம தேடி தேடி படிச்சாலும், நம்மளால ஒரு புத்தகத்த முடிக்க நமக்கு 1 மாசம் ஆகுதுங்கய்யா. ஆனா அந்த பேச்சாளர்களின் வாயிலா நம்மளால அதிகமான அறிவுபூர்வமான நல்ல நல்ல தகவல்கள, காதுல எளிமையா. புத்தகத்தை படிக்கனுன்னா கூட நம்ம <chuckles> கையில ஏந்தி தலை குனிஞ்சு படிக்கணும், அந்த சிரமம் கூட இல்லாமல் நல்ல பேச்சாளர்களின் பேச்சை கேட்கும்போது நிறைய கற்றல்கள் நம்மளை வந்து சேர்கின்றன. அப்ப அந்த வழிகாட்டுதல்களையும்.
புரிதுங்க. உண்ம, உண்ம. புரியுதுங்க. அதாவது நீங்க சொல்றது என்ன தெரியுமா? உவமயைய சொல்லணுன்னா எனக்கு தோணுது. ஒரு முத்து முத்து வேணுங்குறதுக்காக நாம வந்து புதுசா கடல்ல குதிச்சு முத்து குளிச்சோன்னா நமக்கு கிடைக்காது.
சொல்லுங்கள் ஐயா! உண்மை, உண்மை.
ஆனா ஏற்கனவே முத்துக் குளிச்சவங்க அவங்க எடுத்துட்டு வந்து நம்ம கைல குடுத்துருவாங்க.
ஆமாம் ஐயா. நல்லா நன்றாக தெளிவாக சொன்னீர்கள். அப்ப அது எவ்வளவு எளிமையானது, முத்துக்குளிக்குரியதுக்குரிய கஷ்டத்த விட்டுட்டு, அவுங்க எடுத்து குடுக்குற முத்துக்கள வாங்கிக்கொள்றது எளிமை. அப்ப அந்த விஷயங்களையுமே நம்ம செய்யணுன்னா, அதுக்கே ஒரு தனி அறிவு வேண்டி இருக்கு இல்லதுங் இல்லைங்களா ஐயா. அப்போ அதன் வழியாக, ஆசை வரணுமே, அப்படி வந்தது ஐயா ஆன்மீக தேடல் மீது. அப்டி வரும்போது தான் வந்து நம்ம புத்தகங்கள் பேச்சுக்கள் மூலமா கேட்டு கேட்டு, "பக்தி மார்க்கம் ஏன் இப்படி இருக்கு?" அப்டிங்குற யோசனை மேலோங்கி, "இதோட முழுமை பேரு என்ன? எதை நோக்கி இந்த பக்தி மார்க்கம் பயணிக்கிறது" அப்டிங்குற கற்றல் மேலோங்க மேலோங்க, கடவுளை அடைதல். "அப்ப கடவுள் எங்க இருக்காரு" அப்டிங்குற தேடல். கடவுள் அப்டின்னாலே கடந்து உள் செல் அப்படிங்குற அர்த்தம் பின்னாளில் புரிய வந்தது ஐயா. கடவுள்
அதுதான், அதுதான் உண்மை. கண்டிப்பா, கண்டிப்பா. மொதல்ல முத்து மேல ஒரு ஆசை வரனுமே. ரொம்ப நன்றுங்க. ரொம்ப நன்று. ம்ஹ்ம். ஆமாங்க. ஆமா. அதான், உன்னைக் கடந்து உள்ளே சென்றால் அதுதான்.
ஆ கடவுளைக் காணலாம். அப்ப எங்க எங்கேயோ சென்று கடவுளைத் தேடிக்கொண்டு இருக்கிற இந்த உலகத்திலே, நமக்குள் கடந்து செல்வது எப்படின்னா ஐயா, இன்னைக்கு எத்தனையோ மலை ஏறி கூட சாமிய பாத்துர்ரது ஈசிங்கய்யா, ஆனா, நமக்குள்ளாக கடந்து சென்று உள்ளே இருக்கும் கடவுளை பார்க்கிறதுங்குறது வந்து ஒரு பெரிய சவால். அதுக்கு இந்த கற்றல் எனக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறது. அதற்கு சிறு சிறு முயற்சிகளை செய்துகொண்டே இன்னும் முயற்சி செய்துகொண்டு தான் இருக்கிறேன். கடவுள் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிருச்சுங்கய்யா. ஆனா அவர எப்படி உணர்றது அப்படிங்குறதுக்காக இன்னும் காத்துக்கிட்டுக்கு தாங்கய்யா தான் இருக்கேன.
ஆமாங்க, ஆமாங்க. புரியுது புரியுதுங்க. எனக்கு புரியுது. நீங்க சொல்றது வந்து எப்டி ஒரு எனக்கு உண்மையிலயே சொல்லனுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட எனக்கு வந்து பேசிக்கிட்டே இருக்கனும் போல இருக்குங்க. ஏன்னா அ உண்மைய சொல்லனுன்னா எனக்கு இந்த விஷயம் வந்து, எனக்கும் வந்து ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கு இருக்ற விஷயம். அதாவது என்னோட நான் 11வது, 12வது படிக்கம்போது இந்த மாரி ஒரு இ இதுல வந்து ஆர்வம் வந்தது. ஏதோ ஒரு என்ன சொல்வாங்க, கவனத்த திசை திருப்புறதுக்காக வந்ததா இல்ல, வேற ஏதோ ஒரு அந்த விஷயம் எனக்கு சரியா இப்போ நினைவுக்கு வரமாட்டேங்குது. ஆனா இந்த ஆன்மீகம் பக்கம் போனது வந்து இதுக்காக தான் போனேன்.
சிறப்பு, சிறப்புங்க ஐயா.
அப்போ நெறைய ப ப புத்தகங்கள் ரமணர், அந்த மாரி மகான்களோட அ புத்தகங்களப் படிக்க ஆரம்பிச்சேன். அதுல தான் என்னோட தேடல் ஆரம்பிச்சது. இன்னைக்கி வந்து ரொம்ப பற்றுதலா இருக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எல்லார் மேலயும் எனக்கு கடவுள்னாலே புடிக்கும். அதுல வந்து நான் இதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஜாதி, மதம், பேதம் எல்லாம் பார்க்க மாட்டேன். கடவுள் கடவுள் தான். நாம தான் வந்து பேர சொல்லி, மாத்தி பேர சொல்லி அடிச்சிக்கிறோமே தவிர, அவரு வந்து அடிச்சுக்க சொல்லல நம்மள. அவர பொறுத்தவர நீயும் ஒண்ணு தான், நாயும் ஒண்ணு தான், கொசுவும் ஒண்ணு தான், பாம்பும் ஒண்ணு தான்.
ஆமாம், ஐயா. உண்மை, ஐயா. ஆமாம் ஐயா. அனத் அனைத்து உயிர்களும். ஆமாம் ஐயா.
எல்லா உயிரினத்திலும் இருக்குன்றத தான் நாம நம்புறோம். சனாதனம்ன்றது அத தான் நம்புதுன்னு வச்சுக்கோங்களேன்.
அ உண்மை ஐயா.
அதில போகுற விஷயம் தான் நான் சொல்வேன் நானு. ரொம்ப அழகு. அது -அது -அது மாரி ஒரு அழகு. நீங்க ஒரு ஒரு விஷயம் நான் வந்து கேட்கிறேன். இப்போ யாரையாவது நீங்க குருவா ஏற்று அவர்ட்ட நீங்க கத்துக்கிட்டு இருக்கிங்களா? இல்ல வெறும் புத்தகங்கள் அந்த மாரி தானா?
குருவாக மானசீகமாக ஏற்று கற்றுக்கொண்டு இருக்கிறேன், ஐயா. எனது முதல் மானசீக குரு மகாகவி பாரதி ஐயா. அந்த அவரோட இலக்கியங்கள், அவரோட கவிதைகள் முண்டாசு கவிஞன், தீர்க்கதரிசிங்க ஐயா மகா ஞானி அவரோட கவிதைகளே போதும். அ அ அவரோட கவிதைகள் இன்னும் முழுமையா படிக்கல. ஏதோ என்னால முடிஞ்ச விஷயங்களை படிச்சுருக்கிறேன். அந்த ஒவ்வொரு வரிகளுமே அவ்வளவு ஞானத்தை கொடுக்கக்கூடிய வரிகள் ஐயா. அப்போ அவர கடந்து இன்னும் அவரோட கவிதைகள படிக்க படிக்க அதில எல்லாமே சொல்லிட்டு போயிட்டார்ங்கையா. "கடவுள் யாரு? மனுஷன் யாரு? எது என்ன? எப்படி வாழ்க்கைன்னா எப்படி? எப்படி மனச வச்சுக்கிறணும்? அ எந்த மாரி நிலைப்பாட்டோட நம்ம வாழ்க்கையை வாழணும்?" வாழ்ந்தும் காட்டிட்டு போயிட்டாருங்கையா. அவரு வந்து.
அப்பா! அப்பா! முண்டாசுக் கவிஞர். ஆமாமா. புரியிதுங்க, புரியிதுங்க. ஆமாங்க. அவரு அவரு எல்லாத்தையும் முடிச்சதுனாலையோ, என்னவோ அவர சீக்கிரம் கூட்டிட்டு போயிட்டாங்க. போ "உன்னோட வந்த வேல முடிஞ்சு போச்சு. உன்னது எது எதுவும் பெண்டிங்கே இல்லை" அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டாங்களோ என்னவோ.
உண்மை ஐயா. <laughs> நிதர்சனமான உண்மை ஐயா. அவரோட உடல் அழிந்து இருக்கலாம் ஐயா. ஆனா இன்னும் நம்ம மனக்கண்ணுல இருந்து பாரதிங்குறவரு அழியவே இல்லை ஐயா. அவரு நெனைச்ச உடனே வந்து நிற்கிறாரே அவரு
அழிவே கெடையாதுங்க அவருக்குல்லாம். அவருக்குல்லாம் முண்டாசு கவிஞனுக்கு அழிவு இருக்குன்னா, அது உலகம் வந்து அழிஞ்சுதுக்கு அப்புறம் தான் இருக்கும்.
ஆமாம் ஐ நம்ம தாத்தாவோடஉருவம் கூட நமக்கு மறைஞ்சு இருக்கும்யா. தாத்தா இப்டி இருந்தாருன்னு நெனைச்ச உடனே அவரு முழு உருவம் வருதோ இல்லையோ, முண்டாசு கவி பாரதின்னு சொன்ன உடனே டக்ன்னு, அவரோட அந்த க நம்மளோட மனத்திரையின் முன்னாடி அப்டியே வந்து, பெரிய பிம்பமா நிக்குறாரு இல்லைங்ளா? ஐயா.
ஆமாமா, உண்மைங்க. அதத் தவிர, அவரு தேசம்ன்ன என்ன சொல்லியிருந்தார். ரொம்ப அழகா வந்து அது கற்றல் வந்து எப்படி நீங்க கொண்டு போனீங்க. மொதல்ல எதக் கத்துக்குட்டு கத்துக்கறது அப்படின்றதப் பத்தி சொன்னீங்க. அதுக்கு அப்புறம் ஆன்மீக தேடல்ல போய், நான் எவ்வளோ கத்துக்குட்டேன்னு சொன்னீங்க. புத்தகம் வாயிலா கத்துக்குட்டேன்னு சொன்னீங்க. ரொம்ப அழகா இருந்தது. என்ன எனக்கு அ என்னோட கே மனசுல இருந்த ஒரு அ இதுவாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எண்ணங்களாவே இருக்குன்றதனால, ரொம்ப நெகிழ்ந்து போய் தான், இத வந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். உங்களோட நேரத்தை செலவிட்டு இவ்வளோ சொன்னீங்க. அந்த நேரத்துக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிக்கணும். உங்களுக்கு இந்த நாள் வந்து ரொம்ப அருமையான நாளா அமையனும். நல்ல நாளா அமையனும் வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்குறேன். உங்களோட மீண்டும் நேரம் கிடைத்தால் கண்டிப்பாக பேசணும்ங்க. மிக்க நன்றி.
மிக்க நன்றி ஐயா.